<laughs> கண்டிப்பாங்க. இப்ப, நீங்க அங்க போய்ட்டு ஒரு அளவுக்கு அ. செட் ஆயிட்டீங்க. பட் எப்படி உங்க அ, ஃபேமிலிய ஒரு மிஸ் பண்ற இது இந்த மாரி நீங்க சொன்னீங்க. அவுங்க வந்து நெறையா
அதுதான், நான் இவ்ளோ சமாளிச்சேன்னு, அவுங்களுக்கு தெரியாது. நான் பால் காச்சும்போது, த நல்லாதான் இருந்தது. "அதுக்கு முன்னாடி நான் என்னா பண்ணேன்?" அப்டின்னு யாருக்கும் தெரியாது. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதான் அது நெனைச்சேன். அப்படி ஓரளவு இப்படியே சமாளிக்க, அப்பதான் கத்துக்கிட்டேன். நான் எப்படி வந்து ஃபேமிலிய ரன் பண்ணுவோம். இந்த மாரியெல்லாம் பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் யோசிச்சுதான் செய்யணும். நான் என்னான்னா? எல்லாரையும் சார்ந்து வேற இருந்துட்டேன்ல! இப்ப அத்த வாங்கிட்டு வந்து வப்பாங்க, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம வேணுங்கறப்ப எடுத்து சமச்சிக்கலாம். அவ்ளதான் எனக்கு தெரிஞ்சது.
அ. சரிங்க. ம். ஆமாமாங்க. கண்டிப்பா.
ஆ. இப்போ, நமக்கு என்னென்னா, வேணுன்னே நமக்கு பெருசா தெரியாது.
இப்போ, இதெல்லாம் விடவே, உங்களுக்கு வெளிய இந்த சூழ்நிலைகள் அந்த ஊர் புடுச்சுதா? நீங்க ஏதாச்சி இப்போ ஏதாச்சி வேணுன்னா, பக்கத்துல கடைக்கண்ணிகள், அந்த மாரியெல்லாம் இருந்துச்சா?
அது ஒண்ணு. நல்லா வந்து இப்போ ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துல, நம்ம போகணும் ம். அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துல பெருசா பெரிய பெரிய பில்டிங் மாத்ரந்தான் இருக்கு.
சரிங்க.
அங்கேருந்து கடைக்கு போணும்ன்னா, 5 கிலோமீட்டர்ஸ் போகணுமா.
ஐயோ!
எனக்கு வந்தது பாருங்க! நான்லாம். அழுகவே செஞ்சிட்டேங்க.
ஓ! ஆமா. கஷ்டம்ங்க. ஏன்னா, நம்ம ஏதாச்சும் திடீர்னு அவுங்க இல்ல, ஆத்திர அவசரத்துக்கு எங்க போறது?
ஆ, இல்ல. ஆன்லைன்ல ஆடர் பண்ற வசதி இருக்குல்ல! அதுகூட இல்லங்க. ஏன்னா, அந்த ஏரியாவுக்கு வந்து இல்ல ஆ. அந்த ஏரியாவுக்கு வந்து இல்ல, அப்படிங்கும்போது, நமக்கு இருக்கும்ல்ல எனக்கு வந்து 5 நிமிஷத்துல, நம்ம ஒரு பெரிய, ஷாப்புக்கு போயிரலாம். அங்க இல்லா இல்லாததே, இல்லைங்கிற மாதிரி ஒரு எடத்துல தான், நாங்க இருந்திருக்கோம். இங்க வந்து நம்மளால, ஒரு பாலு, பன்னீர்ன்னு, எதுவுமே சாப்பிடவே முடியலயேன்ற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. எல்லாத்துக்கும் நம்ம அவ்
ஓ! எங்க கிராமம் மாரி. நாங்களும் அப்படிதாங்க இருக்கோம். ஓ! அப்புறம் எப்படி சமாளிச்சீங்க?
எல்லாத்துக்கும், அவுங்க தான் போய் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. 5 கிலோமீட்டர் போகணுன்னா, என்னால என் கொழந்தைய, கூ அ. கூட்டிட்டு போக முடியாதுல்ல!
கரெக்ட்டு. ஆனா, உங்களுக்கு வண்டி எல்லாம் ஓட்டத் தெரியும்!
ஆ. ஓட்டத் தெரியும். ஆனா, கொழந்தைய கூட்டிட்டு போக தெரியாது என் கொழந்தைய கூட்டிட்டு போக தெரியாதுல! பயம் இருக்கு. ஒரு அ. கார்ல கூட்டிட்டு போனாலும், எனக்கு வந்து கொஞ்சம் பயம் தான். நம்ம அவுங்கள பாப்போமா! அதுவரைக்கும், நான் அவ்ளோ, பழகல தனியா போயி.
ஓ! பரவால்ல. ஆனா, கொழந்தைய எடுத்துட்டு போறது கஷ்டம்! ஆமாமா. ஐயோ! ஆமாங்க. கஷ்டந்தான்.

பரவால்ல. இப்போ எங்க வீட்லலாம் பாத்துட்டீங்கன்னா, இப்போ எங்க வீட்ல நான், அம்மா, பாட்டிதான். அப்பா இல்லாததுனால ஆ அப்புறம் எங்க மனைவி. இப்போதான், அதுவும் காதல் திருமணம் ஆகி இப்போதாங்க ஒரு 6 மாசோ ஆகுது. இப்போ எனக்கெல்லாம் ஏதாச்சும் எடம் மாறி போணும்னா, அவ்ளோ கஷ்டம். ஏன்னா, அம்மா பாட்டி தனியா விட்டுட்டு போ முடியாது. ஆ நெறைய பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு இப்போ நான் ஒரு 1 வாரம் எங்கேயாச்சும் வெளியே போறேனாலும், "ஐயோ மாத்திரை தீர்ந்து போச்சு, எனக்கு கால் வலிக்குது, வெளிய யாராச்சும் நிக்கிறாங்களோன்னு பயமா இருக்கு." இந்த மாதிரி 1,000 ஃபோன் வரும்.
ம். ம்ஹ்ம். ஆமாங்க. அதான், அதான், அதான். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நானுமே. மாமனாருக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு. நான் இருக்கிற வரைக்கும் அது பெருசா தெரியாது. எடுத்து குடுத்துருவேன். வாங்கிட்டு வந்து குடுத்தாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து குடுத்துருவேன். இது நகரம் தான் இல்லையா, நம்ம சொன்னோன்னா கொண்டு வந்து வீட்ல குடுத்துருவாங்க. நான் தான் அதெல்லாம் செய்வேன். நான் போனதுக்கப்புறம் அவங்க. அதுக்குமே வந்து ரொம்ப நான் கே கேட்டு கேட்டு, போட்டீங்களா? என்ன பண்ணீங்க? ஆ நீங்க வந்து இந்த வாரம் செக்கப் முடிக்கிறமே. மொத்தமா ஆனா ஃபோன்னுன்னு ஒன்னு இல்லைன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் நானு.
சரிங்க. ம். ஆ. கண்டிப்பா. ஐயோ! ஆமாங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த ஸ்மார்ட் போன் கடவுளாவே இருக்கு நமக்கு.
ஆமாமா. எனக்கு அந்த காலங்கள்ல எனக்கு அது நிஜமாவே தெய்வம் மாதிரி தான். ம். இது வந்து இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னென்னா, என் நாத்தனார் பையன்ல்லாம் அழுகவே ஆரம்பிச்சுட்டான். "எனக்கு அத்தை கூட போகணும். ஆ, இப்போ வந்து குட்டி பாப்பாவ பாக்கணும், என் தம்பிய பாக்கணும்." அப்படின்னு அவங்க வேற ஒரு பக்கம். இந்த பாச போராட்டம் வேற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. <chuckles> சின்ன பசங்கள போய் பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டோமே, அப்படின்னு. குடு ஆ.
கண்டிப்பாங்க. ஓ! ஓ! பரவால. ஆமாமா. ஏன்னா, அவுங்க கொஞ்சம் அநியோன்யமா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் அவுங்களுக்கும் டைம் பாஸ் ஆயிருக்கும்.
ம். ஆ, அப்ப அவங்களுமே நாத்தனார் அவங்களுக்குமே வந்து இருக்கு. அவங்களுமே வந்து "வாரத்துக்கு 1 நாள் பேசணும்ப்பா, எப்படியாவது வந்து இந்த குரூப்பில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லு." ஆ அப்படின்ற மாதிரி. எல்லாரும் வேலைக்காக போயிர்றோம். ஆனா நம்ம குடும்பத்த வீட்டுக்கு வந்து ஒரு தடவை பாத்துட்டா கூட பெருசாபேசலேனாலும், ஒருத்தர் ஒருத்தருக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு போயிருவாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருவாங்க. ஆனா ரொம்ப தூரம் போகும்போது, நீ தனியா இருக்க. அ ஒரு 1 வாரத்துக்கு 1 தடவையாவது வா. அவங்க தான் சொன்னாங்க, வாரத்துக்கு 1 நாள் கொண்டு வந்து விட்டுருப்பா. அப்படிங்கிற மாதிரி.
சரிங்க. கண்டிப்பா.